ஆமா, அவர்ட்டேருந்து அத பார்த்து கத்துக்கிட்டேன். ஆனா வந்து என்னன்னா, எ அதெல்லாம் க இளவயதுனால அ நம்ம பார்ப்போம் அத பத்தி சந்தோஷப்படுவோம். ஆனா எல்லாரும் அத வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி இப்ப எனக்குள்ள சில நல்ல குணங்கள் அவர்ட்ட இருக்காது, அவருக்கு உள்ளது என்ட்ட இருக்காது அப்டி இருக்கும். அதனால எத நல்லத எடுத்துக்கிட முடியுமோ அத எடுத்துக்கிடுவோம். இது போக உறவுகள வளர்க்குறதுக்கு இப்ப ஒரு எனக்கு அவரு ஒ அவரு இல்ல வேற ஏதாவது சில நண்பர்கள் பிடிச்சிருக்குனா அடிக்கடி நாங்க வந்து வேற வேற வீட்ல தங்கியிருந்து வேல பார்த்தாலும். ஒரு தேநீர் சாப்பிடறதுக்கு இந்த மாரி அ ஒரு கடைகள்ல வந்து தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில வந்து சந்திப்போம்.
ம். ம், ம். ம். ஆ. ஆ, ஆ. ம், ம். சரி, சரி. ம். ம். ம். ம். ம். ம். ஓ! சரி, சரி அதாவது நீங்க திருமணத்திற்கு முன்னாடி இது தனியார் விடுதியில, இல்லைன்னா வந்து ரூம் எடுத்து தங்கி வேலைக்கு போனீங்களா? அந்த மாரி அ, ம்.
ஆமா, நான் அப்டி தை ஆமா நான் சென்னையில வந்து தங்கியிருந்து அப்டி வேல பார்த்துருக்கேன். அப்டி இருக்குற பட்சத்தில எனக்கு நான் அந்நேரம் "அசோக் லலைலாண்ட்" நிறுவனத்தில வந்து ஒரு உதவியாளரா வந்து முத முதல்ல என்னோடய வாழ்க்கையில வேலைய அனுபவத்த தொடர்ந்தங்க. அங்க வந்து எனக்கு நாகர்கோயிலில சேர்ந்த ஒரு நண்பரும் அ 2 நண்பர்கள பரிச்சயமானங்க முதல்ல ஒருத்தர் பரிச்சயமானாரு அவரு வந்து தொடக்கத்தில வந்து கொஞ்சம் வந்து இந்த ஷையான ஆளு.
ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். கூச்ச சுபாவம். ஆ.
ஆ அப்டிங்கிற பட்சத்தில ஆமா அப்டிங்கிற பட்சத்தில அவரு யா யார்ட்டயும் போய் அதிகமா பழக மாட்டாரு. நானும் வந்து ஆனா அவரு வந்து இந்த உடற்பயிற்சி நிலையத்துக்கு போவாரு, அதுபோக நல்லா வேலை திறமையா வேல பார்க்கக்கூடியவரு. அவரு அதனால வந்து அவர்ட்ட பழகுறதுக்கு நானே விருப்பப்பட்டேன். சரி, இவரு வந்து நம்ம ஃப்ரெண்டா இருந்தா நல்லாயிருக்கும் அப்டின்னு.
ம். ம். ஓ! சரி, சரி. ஒ! அதாவது உங்களுக்கு வந்து வேலைல யாரு வந்து நல்லா செய்றாங்களோ அவங்கள ரொம்ப புடிச்சிருது உடனே உங்களோட கு குணாதியச படி? <tsk> ஆ, ம்.
ஆமா, நல்லா பிடிச்சிது. அதுபோக அ அவங்க தன்னை நடத்திக்கிற விதம் இருக்குல்ல. அ, அ தேவையான நேரத்தில பேசு ஆமா தன்னடக்கமாவும் இருப்பாங்க அதே நேரத்தில ஒரு பிரச்சனைனாலும் எதிர்த்து கொரல் குடுப்பாங்க. இந்த மாரி ஆள்கள பார்க்கும்போது பிடிக்கும். அப்டியே அவரு அ.
ம் ம். தன்னடக்கம். அ. ம், ம். இவங்க இப்ப நீங்க வெளிய ஊருன்னீங்க. அது மொழி பிரச்சனைலாம் வந்துதா உங்களுக்கு?
இல்ல, நான் இருந்தது இங்க தமிழ்நாட்ல இங்க வட சென்னையில தான் இருந்தேன். ஆனா, அங்க வந்து அந்த அந்த ஏரியா பிரச்சனைன்னு ஒண்ணு வரும் அது வரும்
ம். ஆ. ஆ, இல்ல. அ. இல்ல அவரு உங்களுடைய நார்வே நண்பர பத்தி கேட்டேன். அ. ஓ! ச சரி, சரி.
இல்ல, அவரு நாகர்கோயில் அதாவது ஆனா, அவரு அவரு கேரளாவ ஒட்டுனவர்னால அவர் மலையாளமும் பேசுவாரு. எனக்கு அந்நேரம் அவர் தமிழ் ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருந்தது. அ அவர்ட்டேருந்து தொடங்கி அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்குலாம் நாங்க போக ஆரம்பிச்சோம் அப்டியே கொஞ்சம் கொஞ்சமா ஒ ஒ அதிகமாகும்போது.
அ. சரி, சரி. சரி, சரி. ம், ஆ. ஆ ம்ம். இப்போ இந்த மாரி நண்பர்கள்லாம் இருக்கும்போது கொஞ்சம் ஒரு ஒரு யோசனை வந்து உங்களுக்கும் வந்திருக்கலாம், அவருக்கும் வந்திருக்கலாம். ஏதாவது ஒரு ஆபத்தில வந்து கொஞ்சம் பணம் தேவைப்படுது தர முடியுமான்னு அந்த மாரி சூழ்நிலைய நீங்க சந்திச்சிருக்கீங்களா?
அப்